ரொம்ப வந்துட்டு இப்போ எல்லாமே மாறிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குறதுலருந்து எல்லாமே வந்து ஒரு வாழ்க்கையுமே முன்னாடில்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, "பரபரப்பா இருந்தா தான் வந்து அது வாழ்க்கை. ந ஒரு நாள் பூரா நம்ம வந்து பரபரப்பாவே இருக்கணும்." அந்த மாரில்லாம் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டிருந்தாங்க. அதாவது எங்க அப்பா, அம்மா காலகட்டத்தில, அது ஒரு ஸ்டாண்டர்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 2 3 குடும்பத்தில, "ஐயோ! அவங்க வேலை செஞ்சுகிட்டே இருப்பாங்க." அவங்களுக்கு அவ்வளோ வேலை இருக்கும், அப்படீன்னா, அவங்க வந்து ஒரு சிறப்பான குடும்பம். அந்த மாதிரி இருந்துச்சு.
ம். ம். <laughs> சிறப்பான வாழ்க்கை. சிறப்பான வாழ்க்கையை நடத்திக்கொண்டு இருக்காங்கன்னுதான் அர்த்தம், அந்த காலத்து காலகட்டத்தில. ஆமா. ம், ம்.
ஆமா, ஆமா. ஆனா இப்ப அப்படி இல்ல. இப்ப வந்து எல்லாருமே வந்து மினிமலிசம் பேசுறாங்க. "மினிமலிஸ்ட்டா இருக்கணும்." அப்படீன்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. இப்போ சொல்லப்போனா, எங்க அம்மால்லாம் வந்து சொல்லுவாங்க எங்க அம்மா, சித்தி அவங்களோட வட்டாரத்தில, அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆனப்ப வந்துட்டு, எல்லாரும் எவ்வளோ பாத்திரம் வச்சுருந்தாங்கன்னா, "இவங்க வீட்ல இவ்வளோ பாத்திரம் இருந்தா, அது சூப்பர். பாத்திரம், சும்மா கிட்சன்ல இருக்கிற பாத்திரம். ஆனா இப்ப நான் என்ன சொன்னேன்னா இப்ப எங்க எங்க வீடு வந்துட்டு, இப்போ புது புது ம் புதுசா இது பண்ணோம். ரெனவேட் பண்ணோம். புதுப்பிச்சோம். நான் வந்துட்டு சொன்னேன், "எந்த பாத்திரமும் இருக்கக்கூடாது. ஒரு பாத்திரம் தேவையில்லாம வீட்ல இருக்கக்கூடாது."
ம். ஆமா. ம், ம். <laughs> பாத்திரம் இல்லாம எப்படி சமைப்பீங்க நீங்க கிட்சன்ல? ஆ. ஒரு பாத்திரம் இருக்கக்கூடாதுன்னா? ஆ. தேவையில்லாத தேவையில்லாத பாத்திரங்கள். ஆமா. அ அ.
தேவையில்லாமங்க. தேவையில்லாம. ஆ. தேவையில்லாம. "எல்லாமே வந்து நம்ம டீக்ளேட்டர் பண்ணுறோம் வாங்க." அப்படீன்னேன். எங்க அம்மா, "என்னது டீக்ளீன் நீ என்ன புதுசு புதுசா பேசற. இருக்கிறதெல்லாம் என்ன தூக்கியா போட முடியும்?" அப்படீன்னா. "வேற எங்கேயாவது வைங்க. கிட்சன்ல வைக்காதீங்க. வாங்காதீங்க". நான் அதான் சொல்லுவேன், "முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறத வச்சுக்கிட்டு, எதெல்லாம் வேணாமோ, இப்ப அப்புறப்படுத்திட்டு தேவையானத மட்டும் நீங்க வாங்கி வைங்க." சொல்லாம இருந்திருந்தா, எங்க அம்மா எல்லாமே வாங்கியிருப்பாங்க.
ம். ம். ம். ஆமா. ஆமா. அது <laughs> கேஸ் ஸ்டவ்ல இருக்கிறது 3 பர்னர். அந்த 3 பர்னர்ல 3ஏ 3 பாத்திரம் தான் வைக்க முடியும். அ அத விட்டு நீங்க வந்து வ் அந்த வ் வாழ்க்கைக்கே ஒரு ப கல்யாணம் ஆற புதுசுலா பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பாத்திர கடையே அப்படி வந்து வீட்ல வந்து அடுக்குவாங்க. அ <clears throat> சரி. இப்போ
ஆமா. ஆமா. எங்க வீட்ல வந்துட்டு ஒரு பட்ஜெட் போட்டாங்க. இந்த மாரி "கல்யாணத்துக்கு பாத்திரம்" அப்படீன்னு சொல்லி என்ட்ட சொல்லி ஒரு பட்ஜெட் போட்டாங்க. நான் சொன்னேன், "நீங்க வாங்கினதும் இருக்கு. உங்க அம்மா உங்களுக்கு வாங்கி குடுத்ததும் இருக்கு. இதுக்கு மேல தயவு செய்து பாத்திரம்ன்னு என்ட்ட வந்துராதீங்க. எனக்கு ஒண்ணும் வேணாம்.
ஆ. ம். ஆ. ம். <laughs> ஆமா. <laughs>